வாங்கிட்டு வந்த வப்பேன். பக்கத்துல ஏதாவது அ குழந்தைங்க இருந்தா, அது வாங்கி குடுப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கடையில வாங்கிட்டு வர பொருள்கள் வந்து எதுவுமே எனக்கு அவ்வளவா எனக்கு இருக்காது. நான் வந்து செய்வேன். நான் அதே மாரி செய்யணும். செஞ்சு வேண்ணா நான் வந்து என்னோட வீட்ல வச்சுக்குவேன் என்னோடயே. கடையில அவ்வளவா நான் வாங்க மாட்டேன்.
சரிங்க. அதே போல இந்த அ சேமிப்பு அதாவது இந்த நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. அ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நேரமும் சரி அந்த மரக்கன்றுங்கள்லாம் வந்து நட்டு வைப்பாங்க. சில நேரத்துல வ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இருக்குப்பா. அதனால வந்து நான் மரக்கன்றுங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் நினைவா இருக்கட்டும். அதை வீட்டு பக்கத்துல வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கன்னுகள் வந்து நட்டு வைப்பாங்க. ஏன்னா வந்து, பிற்காலத்துல அந்த நிழலும் சரி, வீடும் சரி ரொம்ப அழகாவே இருக்கும். அது போல நீங்க மரக்கன்றுகள் ஏதாவது நட்டு வச்சுருக்கீங்களா? வீட்டாண்ட.